இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து டிவியில உட்கார்ந்துருப்போம். திடீர்னு வந்துட்டு இந்த பழைய பாடல்கள் நீங்க வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 6 7 வருஷம் முன்னாடியோ, ஒரு 10 வருஷம் முன்னாடியோ கேட்டிருக்கலாம். ஆனா, 2வது நீங்க இந்த பாடல்ல, இந்த ஒரு பாடல் இருக்குங்கிறதையே மறந்திருப்பீங்க. அது தெரியாம இந்த டிவியில வரும்போதோ, உங்களுக்கு வந்து ஒரு ம் மீண்டும் அதைப்பத்தியான நினைவுகள் வரும். அந்த நாஸ்டால்ஜியா ஃபீலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில. அந்த மாரி விஷயங்கள் வந்து, ஒரு சில பேருக்கு நடக்கும். அதே மாரி இப்போ ஒரு நான்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, <chuckles> எங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த மெட்டி ஒலி அப்படிங்கிற நாடகம் பேமஸ். இப்போ ரீசென்டா யூட்யூப்ல <chuckles> ஒருத்தரு வந்து, இந்த மெட்டி ஒலி மியூசிக்க போட்டுருக்கும் போது, அப்படியே எனக்கு ஒரு ஜ ஜாலி ஆயிருச்சு. வாவ்! அன்னைக்கு பார்த்தோம்ல அப்படீன்ற மாரி.
ஆமாங்க. <laughs> கண்டிப். ஹ நமக்கு இருக்கிற அதே கனெக்ட்ன் கனெக்ஷன் அவங்களுக்கு
ஆமாங்க. சோ, அந்த மாரி உங்களுக்கு ஏன் அது வருதுன்னு நினைக்கிறீங்க? அதை எப்பிடி பார்க்குறீங்க?
ஆமாங்க. அந்த அ எனக்கு அந்த மாரி நிறைய நினைவுகள் இருக்குங்க. ஏன்னு கேட்டா, அ அந்த அந்த மெட்டி ஒலின்னு நாடகம் கேட்கும்பொழுதே, நம்ம அந்த சூழல் வந்து எனக்கு ஞாபகம் வரும். நம்ம வளர்ந்து வந்துட்டுருந்த அந்த நினைவுகள், நம்மளோட வயசு, நம்ம கூட அந்த பியர் குரூப்னு சொல்லக்கூடிய இந்த தோழர்கள், அக்கம் பக்கத்து வீட்டினர், அது மொத்தமும் தாங்க ஞாபகம் வரும். அந்த மாரி நாடகங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப இருக்கிற மாரி தனி அறையில, தனி வீட்டில உட்காந்து நம்ம கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டோம். அந்த தெருவில வந்து ஏதோ ஒரு வீட்டில தான் தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். மொத்த தெருவும், இல்ல அந்த மொத்த காம்பவுண்டுன்னு சொல்லக்கூடிய, ஒரு 4,5 வீட்டுக்காரங்கலாம் ஒரே வீட்டில உட்காந்து வந்து, அதெல்லாம் பார்த்துருக்கிற அனுபவங்கள் வந்து நிறையாவே இருக்குங்க. எனக்கெல்லாம் அந்த மாரிதான்.
ஆமாங்க. கண்டிப்பா. ஆமாங்க. ஆ. ஆமாங்க. அந்த நேரம் வந்துட்டாலே எல்லாரும் கூட்டம் கூடிரும், அந்த இடத்துல.
ஆமா, ஆமா. ஆ நாங்க அப்படிதான் பார்த்தோம், அதெல்லாம். அந்த அதே மாரி இன்னும் ரொம்ப சின்ன வயசில ஆ சக்திமான்ன்னு சொல்லி ஒரு நாடகம். ஆமா. அதை வந்து நம்ம வந்து எல்லா நாளும் பார்க்கக்கூட முடியாது. ஏன்னா, நம்ம வீட்டுல தொலைக்காட்சி கிடையாது. அவங்க போடுவாங்க. பட் பட் நம்மளால எல்லா நேரமும் அங்கே போய், அதை பார்க்க முடியாது. காதில மட்டும் அதை கேட்டுக்கிறது <chuckles> ஆ அதை விட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல, இந்த மர்மதேசம்னு ஒரு நாடகம், அப்புறமா, மந்திர வாசல்ன்னு ஒரு நாடகம். அதோடைய பாடல்கள்லெல்லாம் மனசுல வந்து அப்டியே,
சரிங்க. ஆ, ஆமாங்க. ஆமாங் ஆமாமாங்க, சரியா சொன்னீங்க. ம். ஆமாங்க, கண்டிப்பா. நீங்க சொல்ல, சொல்ல எனக்கும் அதெல்லாம் அப்பிடியே ஞாபகம் வருதுங்க.